அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில, <inhales> நம்ம ஏதாவது ஒரு இலக்க நோக்கி ஓடிட்டே இருப்போம். அப்ப வந்து நமக்கு பணமா அல்லது சந்தோஷமா இல்ல <inhales> நம்ம இ வெற்றி வந்து எ எத வைத்து நம்ம தீர்மானிக்கிறோம் அப்பிடிங்கிறத ஒரு விஷயம் இருக்கு. <inhales> உங்களுடைய அனுபவத்தில நீங்க வெற்றியத் தீர்மானிப்பது எப்படி? <inhales> அ அத எப்பிடி தேர்வு செய்றீங்க? அத பத்தின விஷயங்கள சொல்ல முடியுமா?
ம்ஹும். ம். எஹ். நிச்சயமாங்க. இதில அ இதில முக்கியமான விஷயோன்னா நமக்கு இது கொஞ்சம் அ பதில் சொல்வதற்கு ஒரு கடினமான காரியம் தான். ஆனாலும் ஒரு கேள்விக்கு பதில் சொல்லித்தானே ஆகவேண்டும். இல்லையா! <inhales> அப்பிடியே அப்பிடின்ற பட்சத்தில <inhales> பணமா? சந்தோஷமா? என்று நாம் வருகிற பொழுது, <inhales> அ ஒரு சில இடங்களில் அந்த பணத்தின் தேவையும் நம்முடைய வெற்றிக்கு அந்த பணத்தின் ஆதாரமான உதவியும் தேவையாக இருக்கத்தான் செய்கிறது. ஆனாலும்
அப்பிடியா? <smacks lips> ஆமா, ஆமா, ஆமா. அழகா சொன்னீங்க. ஆ.
ஆமா. ஆனாலும் ஆ, அதனுடைய பின்விளைவு எதற்காக இந்த வெற்றியும் இந்த பாட் அந்த வெற்றியை கொண்டா அ அடைகிறதற்கு தேவையான பணமும் எதற்கு அப்பிடின்ற பட்சத்தில, அங்க ஒரு கேள்வி வருது இல்லயா! அப்போ <inhales> எல்
ஆமா.அ பணமும் தேவ. <inhales> அதே நேரத்தில வெற்றியும் தேவ. <inhales> அப்ப <inhales> அது அந்த பணம் என்பது நம்ம வெற்றியையும் ரொம்பவே பாதிச்சுரக்கூடாதுங்கிற மாரி இருக்கு உங்க கருத்து. அது ஒரு நீங்க சொன்ன மாரி, ஒரு குழப்பமான ஒரு இதில தான் நாம அத தேர்வு செய்யக்கூடிய நெலமையில இருக்கோம்.
ம். ஆமா. ஆமா. இந் இதில நான் எப்பிடி தீர்மானிக்க முடியும் அப்பிடின்ற மனநிலை வரும்பொழுது, <inhales> இப்ப கடைசியாக ஒரு விஷயமும் இருக்கிறது. இந்த பணம் ப பணத்தைக் கொண்டு நீ அடைகிற வெற்றி எதற்காக உன்னுடைய சந்தோஷத்திற்காக இல்லயா! ஆமா அப்ப நான் வெற்றி அடஞ்சேன் அப்பிடின்ற பொழுது இன்னு இன்னொரு விஷயத்தில சொல்லலாம். அது உன நமக்கு பெருமையா இருக்கலாம். அந்த இப்ப மற்றவங்க பார்த்து பரவாயில்ல அவர்கள் சாதித்து விட்டார்கள். ஆனா, அதிலயும் ஒரு சந்தோஷத்த நீ பெற்றுக்கொள்கிறாய் இல்லயா! அதில தானே <inhales> அ அதாவது நீ அடைந்த வெற்றி நீ மற்றவர்கள் கொண்டாடும் பொழுது உனக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது. இல்லயா! அ வ அது வெற்றி, வெற்றிக்கு மேலே ஒரு படி போகுதுன்ற அ அப்ப அது தான் அந்த சந்தோஷம் அப்பிடின்னு வரும்பொழுது, இந்த வெற்றியும், <inhales> இந்த பணமும் <inhales> இந்த சந்தோஷத்திற்குள்ளாகவே அடங்கி போய்விடுகிறது. <inhales> அதனால, இலக்கு அப்பிடின்னு பார்த்தோன்னா, கடைசியான இலக்கு என்னனு பார்த்தம்னா, சந்தோஷமாக தான் இருக்கும். ஆனால், அ அந்த சந்தோஷத்தை பெற்றுக் கொள்வதற்கு ஒரு வழியாக, இந்த பணம் நமக்கு உதவியாக இருக்கிறது என்று தான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு தான் அதை வைத்துக்கொள்ள வேண்டும் முடியும். அதாவது ஒரு அளவுக்கு தான் நான் சொல்றது. உதாரணத்திற்கு உணர்வு பூர்வமான விஷயங்களை எடுத்துக் கொள்வோம். இல்லயா! அ மனைவியினிடத்திலே ஒரு கணவன் அன்பையும், பாசத்தையும், அக்கறையையும், பராமரிப்பையும் பெற்றுக் கொள்கிறதிலே <inhales> கூடுமான அளவிற்கு அவனுடைய உணர்வுகளும், அவனுடைய செயல்பாடுகளும் தான் முக்கிய பங்களிக்கிறது. இல்லயா?
ஆ. ஆமா, ஆமா. நிச்சயமா. ஓ! ஓ! சரி. நிறையா சொன்னீங்க. ஆ.
<inhales> அதே போல எந்த உறவுகளுக்கு மத்தியிலும் இதுதான்.